நம்ம அடிக்கடி வந்து கொழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லி, அ சாப்பாடு ஊட்டுவோம் அப்பிடீன்னா, "ஒழுங்கா சாப்ட்டுரு! இல்ல அந்த ஒத்த கண்ணன் வந்து புடிச்சிட்டு போயிருவான்." அப்பிடீன்னு வந்து நம்ம சொல்லுவோம். நம்மல்லாம் வந்து எ ஏன் அத சொல்லி சொல்லி காட்றோம் அப்பிடீன்னா, ஒரு பயத்த ஏற்படுத்துறதுக்காக. பயத்த வேறு ஒரு வெளி ஆட்கள் மூலமா ஏற்படுத்துறதுக்காக. அது மட்டும் கெடையாது. "பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா?" அப்பிடீன்னு வேற யாரோ சொன்னமாரி சொல்வாங்க. இதெல்லாம் ஏன் அப்புடி சொல்றாங்கன்னா, ஒரு கட்டுப்பாடு, ஒரு சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் எல்லாம் வர்றதுக்காக. இ இல்லீங்களா? அந்தமாரி சில விஷயங்கள் நம் வீட்டில், நம் நாட்டில், நம் சமூகத்தில் ஒரு மாற்றம் வரணும் அப்பிடீங்கிறது நான் வந்து எந்த மாரியான யுக்திகள், எந்த மாரியான யோசனைகள் உங்ககிட்ட இருக்கு. அத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
நிச்சயமா. நிச்சயமா. இப்ப, நீங்க சொன்ன மாதிரி கதைகள் அதாவது குழந்தைகளுக்கு நாம நெறைய வந்து கதைகள் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே சொல்றோம். அ, அதுல மிக முக்கியமா என்னன்னா அந்த கதைகள் என்னன்னா சின்ன சிறு வயதில இருந்து நம்ம கேக்குற எல்லாத்தயுமே அந்த குழந்தைகள் வந்துட்டு அப்டீயே! அது உண்ம அப்டீன்ற நம்பக்கூடிய அந்த ஒரு வயது. இப்போ, அந்த நேரங்கள்ல எல்லாம் நம்ம எந்த கதைகள் சொல்றோமோ, அதுல ரொம்ப வந்துட்டு கவனம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான தேவை. ஏன்னா, இப்போ நெறைய வந்துட்டு சமூகம் அப்பிடீன்னு பாக்குறப்போ நெறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அ, நெறைய வந்துட்டு அந்த அன்பு தேவைப்படும், சமூகத்துல. நெறைய பேர் அந்த ஒ அ, அந்த ஒ ஒதுக்குமுறை எல்லாம் இருக்கக்கூடாது, அந்த போல நெறைய செய்திகள நம்ம வந்துட்டு குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்கணும். இந்த மனிதம், மனிதம் பத்தி சொல்லிக் குடுக்கணும். ஆ, அதேமாதிரியே இந்த விலங்குகள் பேர வெ அ உயிரினங்கள் கிட்ட அன்பா இருக்கணும். இது எல்லாமே வந்துட்டு நம்ம கதைகள் மூலமா சொல்லிக் குடுக்க முடியுன்னு சொல்ட்டு நான் நெனைக்கிறேன்.
கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, நிச்சயமா. க சரியா சொன்னீங்க. என்னன்னா அ குழந்தைகளுக்கு வந்து அ குழந்த வந்து எப்டீன்னா, இன்னொரு குழந்தை மூலமா நெறைய கத்துக்கும். அப்போ, இப்ப இந்த கதைய சொல்றப்போ, "ஒரு ஊர்ல உன்னைய மாரியே ஒரு குழந்த இருந்துச்சு. உன்னைய மாரியே ஒரு பாப்பா இருந்துச்சு. அந்த பாப்பா தினமும் ஸ்கூல்க்கு போகும்." அப்படீன்னு ஆரம்பிச்சு, ஒரு சில குணாதிசயங்கள வந்து நம்ம நம்ம குழந்தைகிட்ட சொல்லிக் குடுக்குறத, அந்த பாப்பா கதைல வர அந்த பாப்பா கிட்ட இருக்குங்குற மாரி சொன்னா, "அப்படியா! அதெல்லாம செய்யும். சரி, அப்ப நானும் செய்றேன்." அப்படீன்னு அந்த கொழந்த வந்து எடுத்துக்கும், இல்லிங்களா?
நிச்சயமா. நிச்சயமா, கட்டாயமா. அதுவும் அந்த குழந்தைகள் எல்லாமே ரொம்ப வந்துட்டு, அந்த வெள்ளந்தி மனதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன அந்த குழந்தைகளுக்கு என்ன வெதைக்குறோமோ, அத தான் வந்துட்டு அவங்க அந்த அந்த வாழ்க்கை முழுக்க அவங்க வாழப்போற அந்த வாழ்க்கை முழுக்க, அத தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு பின்பற்றுவாங்க. அப்போ அந்த நேரங்கள்ல நம்ப வந்துட்டு, "எந்த மாதிரியான கதைகள் சொல்லணும்?" அப்படீன்னா, ஆ நல்ல குழந்தைகளுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்து சமம். இந்த சமத்துவம் சார்ந்த கதைகள் அதிகமா வந்துட்டு சொல்லணும். அம் எல்லாருமே நம்ப ஆமா, நிச்சயமா. இங்க என்னன்னா ம் இதுல நெறைய சிக்கல்கள் சமூகத்துல இருக்குறது என்னன்னா, நம்ம பாத்துக்குட்டோம் அப்படீன்னா வந்துட்டு பெரும்பான்மையா வந்துட்டு, ஆண் பெண் வேறுபாடுகள் வந்துட்டு அதிகமா வந்துட்டு இருக்கும். ஆ நான் வந்துட்டு "ஆண்கள் வந்துட்டு உயர்ந்தவர்கள்" அப்படீன்ற அந்த ஒரு கண்ணோட்டம் வந்து எப்பவுமே வந்துட்டு சமூகத்துல இருக்கும். அது ஏன் அப்படீன்ட்டு நெறைய நேரம் நம்ம சிந்திக்குறப்போ, அதற்கான பதில் இங்க தான் வந்து நிக்குது.
சொல்லுங்க, சொல்லுங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. நிச்சயமாங்க. சரியா சொன்னீங்க. கண்டிப்பாங்க. நிச்சயமா. கண்டிப்பா.
ஏன்னா, இப்போ நம்ம ஆமா. ஏன்னா, இப்போ அந்த ஆண் பெண் அப்படின்ற அந்த ஒரு வேறுபாடு என்னான்னா, குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்பயே நம்ம வந்துட்டு அத சரியான ஒரு வ அ ஒரு வழிகாட்டுதலோட, ஆ "இல்ல, எல்லாரும் வந்து சமம். ஆணும் பெண்ணும் சமம்." அப்படின்ற அந்த ஒரு கருத்த வந்துட்டு, குழந்தைகளுக்கு நம்ம வெதைச்சோம் அப்படின்னா, அப்பயே அது வந்துட்டு செரியாகறதுக்கான, அதிகப்படியான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு.
அது உண்மைங்க. சரியா சொன்னீங்க. ம் சொல்லுங்க. நிச்சயமாங்க. அது இந்த "5ல் வளையாதது, 50ல் வளையாது" அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த இரும்ப வந்து ஒரு வடிவத்துக்கு கொண்டு வருவாங்க பாத்திருக்கீங்களா? நல்லா பழுக்க காய்ச்சி, அந்த பழுக்க காய்ச்சனப்பவே அடிச்சு, அந்த வடிவத்தைக் கொண்டு வருவாங்க. அதுதான் வந்து, எனக்கு ஞாபகம் வருது. <laughs> சொல்லுங்க.
நிச்சயமா, அது ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. நிச்சயமா, நிச்சயமா. அதனால, குழந்தைகளுக்கு வந்துட்டு, இத போல இந்த ஆண், பெண் இந்த வேறுபாடுகள் இல்லாம வந்துட்டு இருக்கணும்ன்னு சொல்லி, சிறு சிறு கதைகள் மூலமா வந்துட்டு சொல்லலாம். இப்போ நெறைய இப்போ அந்த கதைகள் எல்லாம் கூட வந்துட்டு நம்ம அப்படியே அப்படியே நம்பளையே வந்து, கற்பனையா உருவாக்கணும்ன்னு கிடையாது. நெறைய வந்துட்டு, சாதனை நெறைய சாதிச்ச பெண்கள் வந்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி வந்துட்டு சமூகத்தில, நெறைய வந்துட்டு, இந்த வரலாற்று கதைகள் எல்லாம் வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்துட்டு சொல்லணும். அந்த வரலாற்று கதைகள் மூலமா வந்துட்டு, இப்போ அதிலயே சாதிச்ச பெண்கள் இருப்பாங்க. இப்போ நெ இப்ப நெறைய எடுத்துக்கிட்டோம்ன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு நெறைய பேர் வந்துட்டு, ஆ திரைப்பட துறையில சாதிச்சவங்க இருப்பாங்க. விளையாட்டுத் துறையில சாதிச்சவங்க இருப்பாங்க. இந்த தடைகள் எல்லாம் மீறி வந்துட்டு, சமூகத்தில மாற்றத்தை ஏற்படுத்தினவங்க நெறைய பேர் இருப்பாங்க. இந்த ரெனசான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆ அந்த மாரி இருக்கிற மக்களினுடைய அவுங்களுடைய கதைகள சொல்றப்போ, ஆ குழந்தைகளுக்கு வந்துட்டு அது உன்னும் வந்துட்டு, அதிகமான ஒரு தாக்கத்தை வந்துட்டு ஏற்படுத்தும். அத அவுங்க எளிதும் வந்துட்டு புரிஞ்சுக்கவும் வந்துட்டு முடியும்.
சொல்லுங்க. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. நிச்சயமாங்க. அது இந்த மாரி கதைகள் பல பழமையான கதைகள், அப்புறம் பல, பல ஊர்ல பல நாட்டுல இருக்கிறவங்களோட அந்த அதிபதிகள் அவங்களுடைய கதைகள் எல்லா சொல்றப்போ எப்படின்னா, இன்னமும் நிறைய அந்த மாதிரி கேட்கணும், அவங்கள பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்,"இவங்கள மாரி வேற நாட்ல வேற யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்" அப்படிங்கிற அந்த ஆர்வமும் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த கேள்வி ஆர்வம் வந்து ஆர்வம் எப்படி ஆகும்ன்னா, போக போக வளர வளர அவங்களுக்கு வந்து அவங்களே படிக்கணும், புத்தகம் படிக்கணும். "அப்படிங்கிற ஆர்வம் வந்து அதிகமாகும்" இல்லைங்களா?
ம். நிச்சயமா. ம். கட்டாயமா, கட்டாயமா. ஏன்னா, அந்த ப அது ஒரு தொடக்கமா இருக்கும். இப்ப நம்ம சொல்ற கதைகள் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கான ஒரு தொடக்கமா இருக்கும். இது நெறைய அந்த வெறும் இந்த சமூகத்தில வந்துட்டு மாற்றத்தை ஏற்படுத்தணும். வெறும் ஆண், பெண் அப்படின்னு கூட இல்லாம இப்ப நாள பின்ன நாம வந்துட்டு ஒரு ஒரு எடத்தில ஒரு பொது வெளிகள்ல இப்போ சமூகத்தில ஒரு, ஒரு படிக்கிறதுக்கு போறாங்க அந்த குழந்தை. மேற்படிப்புக்கு போறாங்க. இல்ல வேலைகளுக்குப் போறாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில பல பல்வேறுபட்ட நிலைகளுக்கு போகுறப்போ, அந்த எடத்தில எல்லார் கிட்டயும் எப்படி பழகணும்? எப்படி வந்துட்டு எல்லோரையும் வந்துட்டு மரியாதையா நடத்தணும்? அப்படின்ற அந்த ஒவ்வொரு விஷயத் ஒவ்வொரு செய்தியுமே வந்துட்டு இந்த குழந்தைய அறிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும். இந்த மாதிரியான சமத்துவ கதைகள் எல்லாமே.
சொல்லுங்க. நிச்சயமா. சொல்லுங்க. நிச்சயமா. நிச்சயமா. கண்டிப்பா. இது பாகுபாடுகள் சில இடத்தில இந்த பாகுபாடுகள் அப்படிங்கிறது வந்து, நம்மளையும், அதையும் வந்து தனித்து வைக்க முடியாத சூழ்நிலைகள் சில இடத்தில இருக்கு. அதை அந்த எடத்தில, இவுங்க எப்டி அத ஃபேஸ் பண்ணனும்? எப்டி வந்து இவங்களுடைய வீட்ல இருக்கிறவங்க, எப்டி அத ஃபேஸ் பண்ணுவாங்க. அதையும் பாத்து கத்துப்பாங்க. இவுங்க சொல்லியும் குடுப்பாங்க வீட்ல. இப்போ சில கதைகள் சொல்லம்போது இந்த சமூக மரியாதை, சமூக யா எல்லாரும் சமம், அனைவரும் சமம், அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது, ஒருமைப்பாடு, தேசிய ஒருமைப்பாடு அதெல்லாம் சொல்றப்போ, அவுங்களுக்கு நெறையா கேள்விகள் வரும். இதில மட்டும் தான் நம்ம வந்து சம உரிமை பாக்கணுமா? இதில பாக்கக்கூடாதா? அப்டிங்கிற மாரி நெறையா கேள்விகள் வரும், இல்லைங்களா?
நிச்சயமா அது ம். நிச்சயமா. நிச்சயமா. ம். நிச்சயமா. கட்டாயமா.
கண்டிப்பா.
நிச்சயமா. அதில அந்த மாரி நெறையா செய்திகள் வந்துட்டு, குழந்தைகள் இதன் வழியா, அந்த கதைகள் வழியா வந்துட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதே மாரி வெறும் வந்துட்டு, இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படின்றது மட்டும் இல்லாம, ஆ இந்த சமூகத்தை எப்படி வந்துட்டு உன்னும் வந்துட்டு மேம்படுத்தணும்? ஏன்னா, மொதல்ல வந்துட்டு அடிப்படை வந்துட்டு, அந்த குழந்தைகள் தெரிஞ்சுகிடுச்சுன்னா இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்போ ஒரு செடி வந்துட்டு ஒரு ஒரு வெத நடணும். எல்லோரும் வ வெதைகள் வந்துட்டு நடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கொழந்தைகள்ட சொல்றோன்னா, "வெதை நட்டுறதனால என்ன ஆகும்?" அப்படின்னு கேள்வி கேட்ப்பாங்க. "அ செடி வளரும்" "செடி வளர்ந்தா என்ன ஆகும்?" "செடி செடி நல்லா பெரிசா ஒரு பெரிய மரமா வரும்." "அந்த மரம் வளர்ந்து நம் என்ன ஆகும்?" "மரத்தில இருந்து பழம் வரும். இங்க நம்ளுக்கு காய் வரும்." "சரி, அதனால நம்ம சாப்பிடுறோம். மத்தபடி வேற என்ன பண்ணுது?" "நமக்கு வந்துட்டு, ஆக்ஸிஜன் தருது. நமம சுற்றுச்சூழல் நல்லா பாதுகாக்குது." அப்போ ஒவ்வொரு கேள்வியும் வந்துட்டு அந்த குழந்தை அப்டியே அப்டியே, ஒவ்வொண்ணா அப்படியே கட்டமைச்சுக்கிட்டே போகும். இப்போ இதே போல, நம்ம சின்ன ஒரு விதை "இந்த மாரி எல்லாரும் சமமா இருக்கணும். எதற்கு சமமா இருக்கணும்? ஏன்? எதற்கு?" அப்படின்னு சொல்ட்டு ஒவ்வொண்ணத்தயும் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு ஒரு புதிய, ஒரு நல்ல ஒரு சமூகத்தை படைப்பதற்கான, அந்த ஒரு அந்த ஒரு கேள்விகள்ல இருந்தே, ஒரு பதிலை உருவாக்கக்கூடிய இந்த குழந்தைகள். அப்ப அவுங்ககிட்ட இந்த கதைகள் மூலமா வந்துட்டு சொல்றது, உன்னுமே வந்துட்டு ரொம்ப சிறப்பானது. அப்டின்னு சொல்ட்டு நான் நெனைக்கிறேன்.
கண்டிப்பா கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா வந்து, கதைகள் நம்ம சொல்றதனால, குழந்தைகளுக்கு வந்து, நம்ம கதைகள் மூலமா, சில செய்திகள சொல்றதனால, இவுங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னனா, அந்த கவனிக்கிற அந்த திறன் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுங்க. ரொம்ப மேம்படு, செம்மையா ஆகுது அது. அது, அவுங்க பள்ளிக்கு போறப்போ, அந்த பாடம் கத்துக்கொடுக்கிறப்போ, நல்லா கவனிக்கணும். அவுங்க பேசுறத, கவனிச்சு புரிஞ்சுக்கணும். அந்த திறன் வளருது. புரிஞ்சுகிட்டு, புரியல அப்படினா கேள்வி கேக்கணும். இல்ல, நெறயா தெருச்சுக்கணுனா, இன்னு கேள்வி கேக்கணும். அப்படிங்கிற, அந்த திறன் அவங்களுக்கு வருது. இல்லைங்களா?
அ. நிச்சயமா. கட்டாயமா. நிச்சயமா. கட்டாயமா, கட்டாயமா. ஓ! ஆனா, நம்ம ஒரு பக்கம், இத வந்துட்டு, இத பத்தி சிந்திச்சாலுமே, இப்போ இருக்கிற சமூகத்தில, அது வந்துட்டு, ச சரியா நடக்குதா, அப்டின்றதும் நம்ம பாக்க வேண்டிய, ஒரு சூழல் இருக்கு. ஏனா, இப்ப வந்துட்டு என்னனா, இந்த கதைகள் சொல்றதே வந்துட்டு, பெரும்பான்மையா இல்ல. ஏனா, முத நாள்லாம் அந்த கூட்டுக்குடும்பமா இருக்கும். பாட்டி இருப்பாங்க. அவங்களுடைய அத்-சித்தி இருப்பாங்க, அத்த இருப்பாங்க. அவுங்களா கதைகள் சொல்வாங்க குழந்தைகளுக்கு. இப்ப, பெற்றோர் 2 பேருமே வேலைகளுக்கு போனா, குழந்தைகளுக்கு கதை சொல்வதற்கான அந்த ஒரு இடமே இல்ல. ஆ, அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த, சமூக வலைதளங்கள்ல, அதர் போன்ற இடங்கள்ல இந்த காணொளி பாற்று. இந்த, இப்ப இருக்குற இந்த ரைம்ஸ்ல்லாந்தான் வந்துட்டு, கத்துக்கிறாங்களே தவிர்த்து. இந்த மாரியான, ஒரு ஒரு நல்ல சமூக கதைகளையோ, இல்ல நல்ல கருத்துக்கள் கொண்ட கதைகளையோ கேட்பதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்துட்டு, ரொம்ப வந்துட்டு குறைவா இருக்கு. நிச்சயமா. அது என்ன, நெறய நேரத்தில என்னனா, நல்ல சாதாரண கதைகள தான் வந்துட்டு, குழந்தைகள் வந்துட்டு கேட்குறாங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு வாத்து கத, இல்ல அந்த மாரியான கதைகள் தான் கேட்கிறாங்களே தவிர்த்து, அதில வந்துட்டு ஒரு சமூகம், ஒரு ஒரு சிக்கலையோ, இல்ல சமூகத்தின் இந்த சமத்துவ கருத்துக்களையோ கொண்டு போர்ற மாரியான, ஒரு கதைகள் வந்துட்டு பெரும்பான்மையா, இப்ப இருக்கிறதே இல்ல. ம். அதற்க்
கண்டிப்பா. சரிங்க. கண்டிப்பா. கண்டிப். நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. சரியா சொன்னீங்க. அது உண்மதான். அது ஒரு, ஒரு மாரியா வந்து, <snorts> வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான் அது. ஆனாலு வந்து, ஒரு ஒரு ஒரு-ஒரு படத்தில வந்து, இவரு சிவாஜி கணேசன் சொல்லியிருப்பாரு. அ, நா வெத வப்பேன். அது செடியா வளரும். மரமாகும். அது பழங்க கொடுக்கும். நீ சாப்பிடுவ. அப்புறம் உன் புள்ள சாப்பிடுவான். எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனா வெத, நா போட்டது. அப்படின்னு சொல்லி, அவர் சொல்வாரு, அவரு. அதுமாரி. ஏவ் சில இடத்தில வந்து, வரத்து தரக்கூடிய வந்து விஷயமா இருக்கணும் அந்த நிலைப்பாடு. ஆனா, அந்த குழந்தைகளுக்கு நம்ம, அந்த அடிப்படையா வந்து, இந்த திறன் இருக்கணும், இப்படி இருக்கணும். நம்ம கொடுக்கிறோம் பாத்தீங்களா? ரொம்ப, ரொம்ப அது, ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம். ரொம்ப ஸ்ட்ராங்கான திறன். அந்த திறனக் கொடுத்ததுக்கப்புறம், அவுங்க அத, மேற்கொண்டு, மேற்கொண்டு மல்டிப்ளை பண்ணி, அது வந்து நெறய, விஷயத்தை அவங்களுக்குள்ள அடக்கி வச்சுக்கணும். புகுத்தி வச்சுக்கணும், கேட்கணும் கேட்கணும் அப்படிங்கிற அந்த திறன வந்து, தூண்டிக்கிட்டே இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. நீங்க என்ன நெனக்கிறீங்க, அதப் பத்தி?
நிச்சயமா. ம். ம். ம். நா, போட்டது. ம். நிச்சயமா. கட்டாயமா, நிச்சயமா. நம்ம ஒரு அதான் முன்னாடியே சொன்ன மாரி அந்த விதய மட்டும் போட்டுட்டோனா, அது பெரிய வந்துட்டு மரமா வந்துட்டு, வந்துரும். ஆனா, இந்தே எ ச இது நிகழ்வுகள்ல இந்த குழந்தைகளுக்கு இந்த கதைகளை சொல்லும்போது மட்டும், நம்ம ரொம்ப இந்த வார்த்தைகளை, கையாளுவது வந்து ரொம்ப வந்துட்டு முக்கியம். நம்ம இப்போ சா இயல்பா பேசுற மாரி குழந்தைகள் கிட்ட வந்துட்டு, எந்த ஒரு அந்த கடினமான வார்த்தைகள் எதுவுமே வந்துட்டு பயன்படுத்த முடியாது. ரொம்ப எளிமையான வார்த்தைகள்னால, ரொம்ப எளிமையான சொற்களைக் கொண்டு, அவர்களுக்கு புரியும் வகையில வந்துட்டு, இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும். திடீர்னு, நம்ம-நம்ம இயல்பா வந்துட்டு, நம்மகிட்ட ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் நம்முடைய வயதில இருக்குறவங்ககிட்ட பேசுற மாதிரி, குழந்தைகள் கிட்ட எந்த ஒரு தவறான வார்த்தையோ இல்ல, கடுமையான வார்த்தையோ எதுவும் பயன்படுத்தக்கூடாது. இப்ப நம்ம கூட ஒரு திரைப்படங்கள்ல கூட, ஒரு ஏதோ ஒரு தவறான வார்த்தையை வந்துட்டு, ஒருத்தவங்க பயன்படுத்திருவாங்க. அந்த குழந்தை அந்த வார்த்தையை அப்படியே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். ஏனா, அது அவங்கட்ட ஆழமா போய் பதிஞ்சுரும். அப்போ, எந்த மாதிரியான இந்த சொற்களைக் கொண்டு, இந்த கதைகளை நாம் வந்துட்டு கோர்க்கிறோம். எந்த மாரியான அந்த கருத்துக்களை வந்து, நம்ம அவர்களுக்குள்ள புகுத்துறோம். ரொம்ப எளிமையா புகுத்தணும் எப்பவுமே குழந்தைகளுக்கு., <tsk> ரொம்ப அப்படியே கடினமா வந்துட்டு, "இப்படி அப்படிலாம்" சொல்லாம, எளிமையான செய்திகளை வைத்து அவங்க தெனந்தெனம் பார்க்கிற செய்திகளை வைத்து, அவுங்களுக்கு அந்த எளிமையான கருத்துக்களை வந்துட்டு புகுத்தணும். அப்டினாதான், இந்த கதைகள் அவுங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்குள்ளான ஒரு மாற்றம், சமூகத்திற்கான ஒரு மாற்றமா வந்துட்டு அமையும்.
கண்டிப்பா. நிச்யமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. செம்மி. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமாங்க. கண்டிப்பா. அது இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா, நமக்கும் ஒரு சில நேரங்கள்ல வந்து அது வந்து ஆ சாலஞ்சிங்கா இருக்கும். எத வந்து நம்ம சொல்லணும், எத சொல்லக்கூடாது அப்டிங்கிறது. இப்போ இது, குழந்தைகளுக்கு நம்ம வந்து அடிப்படையா இந்த திறன குடுக்குறோம். அவங்க வந்து அப்டியே நல்ல விதமா வளர்றாங்க. அவங்க வந்து சமூகத்த வந்து மாற்ற நனைக்குறாங்க. எல்லாமே நல்லது. இப்போ சமூகம் சமூகம் வந்து சில இந்த டீனேஜ் பசங்கள பார்த்திருப்பாங்க. அவங்க என்ன ஒரு ஒரு காலப்போக்குல ஒரு ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடியோ, 2 மாசத்துக்கு முன்னாடியோ ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்தேன். அவரு வந்து ஒரு சமூகத்த குறிப்பிட்டு, நான் இந்த சமூகத்த சேர்ந்தவன். இந்த சமூகத்த சேர்ந்தவங்க ஒரு மாரி. வ வெறப்பா தலைய தூக்கி வச்சிட்டு தான் வருவாங்க. வேட்டிய கையில தூக்கிக்கிட்டு அப்டி வருவாங்க. அவர்களோட பிரைட் அது, கர்வம் அது. அப்டி அவங்க, இந்த சமூகத்துல இன்னமும் அந்த பாகுபாட வந்து நம்பிட்டுருக்காங்க. இந்த பாகுபாடு, அந்த பிரைடு வந்து அவங்களுக்கு சோறு போடும் நம்பிட்டு இருக்காங்க இல்லீங்களா? அவங்களுக்கு ஏதாச்சு யோசன இருக்குதுங்களா? இதன் மூலமா இப்டி பண்ணா மாறலான்ட்டு.
ம். கட்டாயமா. நிச்சியமா. நம்ம நிச்சியமா. ம். ம். ம். ம். ம். ம். ம்ஹ்ம். நிச்சியமா. நிச்சியமா. நிச்சியமா. அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு என்னனா இப்போ அவங்கலாம், அவங்க வீட்லேயே வந்துட்டு அத போல வந்துட்டு அந்த வழிகாட்டுதல்ல இருந்திருப்பாங்க. அந்த மாரியான நேரங்கள்ல என்னனா அம். அவங்க தான் கல்வி வந்துட்டு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கணும். கல்வியின் வழியாக வந்துட்டு, நம்ம வந்துட்டு அந்த ஒரு மாற்றத்த வந்து ஏற்படுத்தணும். ஏனா, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க அந்த குழந்தைகள் வளர்றதே வந்துட்டு, எந்த அதான் மு பிறவி "எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராயினும், தீயவராயினும் அன்னை வளர்ப்பின்ற" மாரி அவங்க சுத்தி இருக்கிறவங்க வளர்ப்புல தான் அந்த மாரி அவங்க மாறுறாங்க. அதனால அந்த கல்வி வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே, அவங்க சிந்திக்கும் பகுத்தறிவு, பகுத்த ஆய்வு வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே அவங்க அதற் போன்ற செய்திகள்லாம் பேசாம, அத வந்துட்டு சரிப்படுத்ததற்கான வாய்ப்புகள் அதிகம்.
கண்டிப்பா. சரியா சொன்னீங்க. கண்டிப்பா. சொன்னீங்க. நிச்சியமா. தெளிவுங்க. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அந்த மாரி கொஞ்சம் இந்த வயசான பசங்க இளைஞர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு சில கருத்தை வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்தில வந்து எந்த மாதிரியான ஒரு யுக்தியை வந்து கையாளனும், யாரு கையாளனும், எந்த மாரியான யுக்திகளை யார் கையாளணும்? எது வந்து அவங்களை திருத்தும் அப்படிங்கிறதை ரொம்ப சரியா ரொம்ப நிதானமா சொன்னீங்க. ஆனா நீங்க குழந்தைகளைப் பத்தி சொல்றப்போ நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, வார்த்தை கையாளல் வந்து ரொம்ப முக்கியம் அது. ரொம்ப அழகுங்க. அதுக்கு ஒரு பெரிய சல்யூட். என்னன்னா, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அத அப்படியே கொண்டுபோய் சொல்லுவாங்க. அது நாலு பசங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அது அப்படியே வந்து ஒரு முறை சொல்லுவாங்க. பலமுறை சொல்லுவாங்க. அது அப்படியே அவங்களுடைய வட்டார வழக்கிலயே அப்படியே மாறிடும். அதனால அவங்ககிட்ட வந்து பேசுறப்போ, நம்ம மத்தவங்ககிட்ட பேசுறப்பவும் சரி, அவங்களுக்கு வு விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும் போதும் சரி, வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா ரொம்ப ப ரொம்ப எது உபயோகிக்கணும். அதை மட்டும் உபயோகிக்கணும். உபயோகிக்கக்கூடாத விஷயத்தைப் பத்தி நினைக்கவே கூடாது. அப்படிங்கிறது என்னோட என்னோட தாக்கமும் கூட. ரொம்ப மகிழ்ச்சியா இருஞ்ச்சு. நீங்க சொன்ன கருத்துக்கள் உண்மையிலேயே ரொம்ப முக்கியமா இருஞ்சு. அதை நிச்சயமா வந்து நாம செஞ்சு நாம கண்டிப்பா வெற்றி பெறலாங்கிற மாரி, ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கா எனக்கு தோணுது. உங்களுடன் பேசினது மிகவும் மகிழ்ச்சிங்க. நன்றி.
நிச்சயமா. நிச்சயமா. கட்டாயமா. நிச்சயமா. மிக் மிக்க நன்றி.